இப்ப பார்த்தீங்கனா, ஒவ்வொரு மனுசனுக்கும் வெற்றியும் தோல்வியும் சகஜம். இப்ப அதில பார்த்தீங்கனா. முதல் தடவையா நீங்க வந்து ஒரு தோல்வி அடைஞ்சு, அதில நீங்க எடுத்து கத்துக்கிட்ட ஒரு பாடம். அது என்ன பாடம்? எதுல தோல்வி அடைஞ்சீங்க? சொல்ல முடியுமா?
ஒரு ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. நிறைய, தோல்வி வந்து நிறைய இருந்திருக்கு லை. வாழ்க்கையில நிறைய தோல்வி இருந்திருக்கு. ஆ பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதெல்லாம் வந்து அதிலருந்து மீண்டு வர முடியிது.
சரி. சரி. ம்.
ஒரு கட்டத்தில நாம கொஞ்சம் அப்டியே சோகமா இருக்கும், நம்மளுக்கு வந்து. ஏன்டா, இப்டி நம்மளுக்கு நடந்துச்சே! அப்டிங்கிற மாரி இருக்கும். ஒரு சில டைம். பட், பட் அது போக, போக அதுலேருந்து நம்ம வந்துருவோம். இப்போ ஆ இப்ப நான் இருக்கிற இடத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு, ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. ஒரு
சரி. சரிங்க. சரிங்க. சரி.
பாடுறதுக்கான காம்படிஷன் நடந்துச்சு. இப்ப நான் வந்து அந்த காம்பிடிஷன்‌ல பங்க்கு நான் வந்து அதில போய்டேன்.
ஓ! அப்படியா. சரி. நீங்க சிங்கரா?
ஆமா. நான் ஒரு பாடக. <chuckles> நான் பாடிட்டேன். ஆ ரொம்ப, ரொம்ப நல்லாவே பாடிட்டேன். உண்மைய சொல்லணுனா, நான், நான் பாடினதுனால நான் நல்லா பாடினேன்னு சொல்ல மாட்டேன். பட் நல்லா பாடினேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஓகே. அதுல ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இருக்கு. எதிலேயும் வரல பேரு. எதிலேயும் நான் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்டி நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆ. அப்புறம் வந்து ஓகே இதில வந்து இவங்க ஜட்ஜ் எடுக்குறாங்க, அவங்களோட ஒரு இது இருக்கும்ல, தீர்மானம் இருக்கும். நம்ம அதில வந்து ரொம்ப கே கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே இருக்கலாம், நம்ம கையில ஏதாச்சும் தப்பு இருந்திருக்கும். ம் அவங்க பாடினங்க அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்தவங்கலாம் நல்லா பாடியிருப்பாங்க. அப்டின்னு யோசிச்சுட்டு விட்டேன். ஆ அந்த வருஷம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் திருப்பி நான் நினச்சேன் இல்ல, இதுக்கு மேல வேண்டாம். ரொம்ப நம்மளுக்கும் அந்த நேரம் நம்ம அதுக்குன்னு மாத்தி வைக்கிறோம். ஒதுக்கி வைக்கிறோம். பட் ஆ கடைசியில ரிசல்ட் பார்த்தான்னா நம்மளுக்கு எதுமே இல்ல. அப்டிங்கிற வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லியா? அப்டி வேண்டாம், வேண்டாம் அப்டின்னு யோசிச்சுட்ருந்தேன். பட் அங்கேருந்து அவங்களோட இந்த ப்ரோகிராம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து, இல்ல நீங்க வாங்க, இன்னொரு வாட்டி வரணும் நீங்க வாங்க, பாடுங்கனு அவங்க அப்டியே கட்டாயப்படுத்துனாங்க. ரொம்பவே நீங்க வாங்க வாங்க வாங்கனு சொல்லிட்டு கூப்பிட்டுடே இருந்தாங்க. ஒகே சரி நான் வறேன் அப்டினு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி போனேன்.
ம். பரவாயில்ல. சரிங்க. ம். சரி. ஆமா. ம். ம். ஓ! சரி. ஆமா. சரி. சரி. சரிங்க. ம். ம். கண்டிப்பா. சரி. சரி. ம். சரி. சரி.
1ஸ்ட்டு ரவுண்டு, 2ண்டு ரவுண்டுலாம் முடிச்சு, செமி ஃபைனல் முடிச்சு ஃபைனல் வந்தாச்சு.
சரிங்க.
அ அங்க வந்து இறுதி சுற்றுல பார்த்தீங்கன்னா, திருப்பி இதே மாதிரி, பாடுனேன், நல்லா பாடுனேன். அப்புறம், நான் வந்து இந்த வாட்டி என்னன்னா எல்லாரோடை பாட்டும், நான் ரொம்ப அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா, என்னடா நம்மளுக்கு ஏதாச்சு இந்த வாட்டி நம்ம நல்லா பாடிருக்கோம். கண்டிப்பா ஏதாச்சு ஒரு பரிசு நம்மளுக்கு கிடைச்சி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருந்தேன். இன்னொரு இன்னொரு பொண்ணும் இதே மாதிரி தான் ரொம்ப அழகா பாடுனா. "அவளுக்கும் கிடைச்சுடும். அவளுக்கு எப்படியும் அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு தான் அப்பிடீங்கிற மாதிரி நினைச்சேன். எனக்கு 2ண்டோ, 3ர்டாச்சு நான் வருவேன்," அப்டீங்கிற மாரி நான் இருந்தேன்.
சரி. ம். சரி. ம். சரி, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா?
தெரியல. அவுங்க வந்து திருப்பி பார்த்தேன்னா, அப்பவும் நம்மளுக்கு இல்லை. இந்த நான் நினைச்ச இந்த பொண்ணுக்கும் இல்லை. அப்ப, இது நம்மளுக்கு ரொம்ப எ வருத்தமா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே அ சில டைம்மு, நம்ம வந்து அவ்வளோ நம்ம எஃபர்ட்டு எடுத்து, நம்ம கஷ்டப்பட்டு, நம்ம அதுக்குன்னு நம்ம நல்லா பண்ணணும், பண்ணணும்ன்னு யோசிச்சு, அதுக்குன்னு எல்லா டைம்‌மும் மாத்தி வச்சு, குழந்தைங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்டி.
ம். அப்பிடியா? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம நெனைக்கிற மாரி இடம் இல்லையோ? உள்ள ஒண்ணு வெளில, வேற மாரி நடக்குதோ?
அ. அதுதான். அது இருக்கணும். அது அது அதுதான் இருக்கு. அப்படி தான் இருக்கு. ஏன்னா, நம்ம பாடுன ஒ ஒவ்வொருத்தரோட பாட்டு, நான் கேட்டு கேட்டேன். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒரு ஒரு அளவுக்கு, நம்மளுக்கு மிசிஸ் மியூசிக் பத்தி, நம்மளுக்கு தெரியுங்கிற விஷயத்த. நம்மளுக்கு தெரியும். இவங்க எப்படி பாடியிருக்காங்க? அதுவும் ரொம்ப ரொம்ப அ தெரிஞ்ச பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? "இது தப்பா போயிடுச்சு. இங்க கரெக்ட்‌டா வரல. இது இங்க தப்பாகுதுங்கிற" மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்டி நம்ம நம்ம வந்து மைண்ட்‌ல இருக்கிற இருக்க இ இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது, அப்பிடீங்கிற மாரி நம்மளுக்கு இருக்கும். அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இவ்வளோ நல்லா பாடிட்டு, நம்மளுக்கு எதுவுமே இல்லைகிறது வரும்போது, அது ரொம்பவே என்ன சொல்லறது. ஆ நொறுங்கி போயிடுச்சு. அது் அவ்ளோ கஷ்டம்.
ம், ம். அதான் கேக்குறேன். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. ஆமா, ஆமா. சரி. ஆமா. கண்டிப்பா. அது அ என்ன காரணம்ங்கிறது தெரியல உங்களுக்கு, இல்ல.
ஆ. அது தான். இப்போ இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு சபையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் இந்த மாரி நடக்கும் போது, இதுக்கு நடுல உள்ள ஏதாச்சும் ஒண்ணு போயிட்டு இருக்கும். நம்மளுக்குன்னு அ ஃபேவர் பண்றவங்க.
சரி, சரி, சரி.
ஃபேவர் பண்ணாதவங்க. அந்த மாரி இருக்கும் இல்லையா. ஒரு செல பேருக்கு வந்து, இவங்க தான், இவங்க அடுத்த கட்டத்துக்கு போணும். அப்பிடீங்கிற மாரி, அதில வந்து பொலிடிக்ஸ் பொலிடிக்ஸ் தான் மெயினா. அது வந்து சொல்லணும்னா, ஆனா இருந்திருக்கும். அ அ அந்த விஷயத்தில. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ அ சங்கீதம் அப்பிடீங்கிற வரும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். நம்மளுக்கு என்னென்னா, இந்த மாரி ஒரு விஷயம் வரும்போது, நம்மளுக்கு வந்து பரிசுங்கிறது இல்ல. அ பரிசோடது என்னென்னா ரொம்ப அப்படியே
ம். ம். சரி, சரி, சரி. ஆ ம், ம், ம், சரி. கண்டிப்பா. சரிங்க. ஆமா. அந்த இடம் வேணும்.
இடம். நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா? நம்ம பாடினதுக்கு, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்ததுக்கு அங்கீகாரம் இல்லைங்கிறது வரும்போது, நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அப்படி வரும்போது, நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டும் போயிடும், அந்த ம் சங்கீதத்திலயே அந்த ஒரு மாரி, எ எதுக்கு பாடணுங்கிற மாரி. என்னால முடியலியா? ந <tsk> நம்மளுக்கு அ ஒ எல்லாமே வேண்டாத மாதிரியான ஒரு சிந்தன வரும், இல்லையா. "இல்ல, நான் வந்து நா நான் லாயக்கு இல்ல. நான் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்பிடீங்கிற மாரி, நமக்குள்ளேயே ஒரு காம்ப்ளக்ஸ் வந்துட்டே இருக்கும்.
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அது தப்பான விஷயமில்லியா. நீ நா நீ வந்து இ இன்னொருத்தருக்கா ஃபேவர் பண்ணுற. ஆனா அது வேறு மாரி எ எ ஃபெக்ட் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அது அதுதான்.
சரி. ஆமா. ஆமா, கண்டிப்பா. அ சில த அ சொல்லுவாங்கல்ல சில என்ன சொல்றது? அந்த தகுதியுள்ளவங்களுக்குல்லாம், அந்த விஷயம் நடக்கும்போது, அது மனசு ரொம்ப பாதிக்கும்.
ரொம் ரொம்ப பாதிக்கும். அப்புறம் இதிலருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப, நான் வந்து ஆ இது ஒரு டைம் எடுக்கும். அந்த ஒரு இதிலருந்து வெளில வரதுக்கான ஒரு நேரம் வேணும் நேரம் வேணும், இல்லையா?
ம். வெளில வரதுக்கே ஆமா. இப்போ அந்த தோல்வில இருந்து, நீங்க வெளில வரதுக்கு, நீங்க என்ன பண்ணீங்க?
அ அதுதான் அதுதான். இப்ப, நான் வந்து அதுக்கு, ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, இப்ப, எனக்கே வந்து நான் அ "இல்லை. நான் நெனைக்கிற மாரி, நான் அவ்வளோ மோசமான ஒரு பாடகி இல்ல. என்னால முடியும். அ நான் வந்து இ இ நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு காட்டணும். எனக்கு இன் இப்போ இருக்கிற என்னோட இந்த வயசுக்கு, நான் வந்து நல்ல பாடகன். எனக்கு பாடத் தெரியும்." அப்படிங்கிற மாரி, நான் ஒரு ஃபிலிம்ல மூவில பாடினா தான், ஒரு நல்ல பாடகையா, அப்பிடீங்கிற மாரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லையா? இல்லைன்னா வந்து ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி அவார்ட் கிடைச்சா தான், நான் ஒரு பாடகன், அந்த மாரி. நெறைய பேரு, அந்த மாரி, எங்கேயும் வர முடியாம இருக்கிறாங்க. ஆனா, எவ்வளவோ நல்லா பாடுறவங்க இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு லெவல்‌க்கு மேல, நம்ம வந்து இவங்களுக்கு கா காட்டணும். "ஓகே நான் நல்லா பாடகி" அந்த மாரி நம்ம யார்கிட்டேயும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி வரும்போது தான் நமக்குள்ள வந்து ஓகே. அ அதுவரைக்கும் எனக்கு பாடுறது, ஒரு அ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்புறம் தான், 'சரி, இல்ல அது அப்டி, அது அது தப்பான விஷயம். இது எல்லோருக்கும் வர ஒரு, ஒரு கடவுள் கிட்ட இருந்து வர ஒரு இது இல்லையா? வரம் தான்.' அப்படி வரும்போது, எல்லோருக்கும் அது கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி இருக்கும் போது நான் வந்து இவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவார்டுக்காக நான் வந்து அப்படி ஆ என்னை வந்து அப்படி, நான் ஒண்ணுமே இல்லங்கிற மாரி நினைக்கிறது, தப்பு இல்லையா. அப்டி. அப்படி வரும்போ, அ அதற்கு அப்புறம் தான் நான் திருப்பி, எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஆனா நம்மளையே நம்மளையே தூக்கிக்கிட்டு, மேல வந்து மேல இழுத்து இழுத்து "வா வா நீ வர முடியும். உன்னால் முடியும். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து உனக்காக நீ பாடு. உனக்காக நீ."
ம். சரி. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அவசியம் இல்ல. சரி. சரி. ஆமா. வரம். ம். கண்டிப்பா. தூக்கி வீச முடியாது, இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆமாமாமா. ஆமா. இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனீங்களா, மறுபடியும்?
ஆமா அ ந ந இப்போ நான் வந்து மியூசிக் டீச்சரா இருக்கேன். நான் குழந்தைகளுக்கு பாட்டு கத்துக் குடுக்கிறேன்.
ஆஹா! அப்புறம் என்னங்க. இங்க பாருங்க நீங்க உண்மைலயே பெரிய கிரேட்டு, தெரியுமா? அதாவது, ஒரு குருவாவே ஆகிட்டீங்க, தெரியுமா? தெய்வம் குடுத்த வரம் வாங்கி, நீங்க குருவாயிட்டீங்க. அப்புறம் என்னங்க. ஆ.
அதுதான் இப்போ அ ஆமா. அதுதான் அப்ப எனக்கு அதுதான். ஒரு இப்போ சந்தோஷம் என்னன்னா, என்னோட குழந்தைங்க, இந்த மாரி ஒரு இடத்தில பாடும்போது ஒரு மேடைல அவங்க பாடுறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். பெருமையா இருக்கு. ஓகே, நான் வந்து கத்து குடுத்த ஒரு விஷயம் வந்து, அவங்க அவங்க அதை ரொம்ப டெடிகேட்டடா, அவங்க ரொம்ப அதை பார்த்து படிக்கணும். அவங்க வந்து நல்லா பாடணும்னு நான் மனசார வேண்டிக்கிட்டு, அவங்க பாடும்போது அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி, அதெல்லாம் பண்ணி, அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, அவங்க பாடுறது பாக்
ஆமா. எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான குரு தெரியுமா, நீங்க? உங்களுக்கு வந்து மாணவர்களா கிடைத்தவங்கல்லா குடுத்து வச்சவங்க. சரிங்க, அப்புறம் என்னாச்சு, இப்போ வந்து நெறைய பேரு பாட வச்சுட்ருக்கீங்களா?
அ ஆமாமா. இப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு சில குழந்தைங்க வந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் இப்போ திருப்பி நான் அதுல வந்து இன்னும் குழந்தைங்க வந்துட்ருக்காங்க. அவுங்களுக்கு வந்து க்ளா கர்நாடிக் தான் மெயினா. அவுங்க கத்து குடுக்குறது. கர்நாடிக்லேருந்து கர்நாடிக் கத்துக் குடுத்துட்ருக்கோம். அது இல்லாம அவங்களுக்கு இப்ப ஸ்கூல்லயோ, இல்ல, இப்ப ஒரு இடத்தில, மேடைல பாடுறாங்க அந்த ஒரு ஒரு பாடணும், அவங்களுக்கு ஒரு ஒரு மியூசிக் வந்து கத்துக்கணும், ஒரு பாட்டு கத்துக்கணும் அப்படீங்கிற மாரி வரும்போது, அது கத்துக் குடுப்பேன். அது கர்நாடிக் தவிர இந்த மாரி ஏதாச்சு ஒரு பாடல் வந்து அவங்களுக்கு கத்துக் குடுத்துருவேன். அந்த மாரி அ அது அந்த விதத்தில நான் இப்போ சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது. எனக்கும் வந்து நானும் பாட முடியுது. எனக்கும் சாதகம் பண்ண முடியுது. அந்த விதத்தில எனக்கு வந்து அது ஒரு சந்.
ம். சரி. ம். சரி, ம். ம். ம். ஆமா. நீங்க அதாவது ஒரு அவுங்க எடுத்து குடுத்த ஒரு மேடைல வந்து, நீங்க புறபணிக் புறக்கணிக்கப்பட்டாலும், இப்ப நீங்களே ஒரு மேடைய வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதுல நீங்க எவ்வளவு பாட்டு வேணாலும் பாடலாம், யாரை வேண்டுமானாலும் பாட வைக்கலாம், இல்லையா?
ஆமா. ஏன்னா அதுவும் அது மட் அது மட்டும் இல்லை இவங்க வந்து அ இங்க ஒரு இடத்தில பாடுனா தான் நமக்கு அங்கீகாரம். இல்லேன்னா இல்லன்கிறது எல்லாம் ஒரு தப்பான விஷயம்.
கடவுள் வந்து உங்களுக்கு ம். ஆமா.
ஆ, யாரு வேணாலும் பாடலாம். உனக்கு ஆசை இருக்குனா, நீ பாடலாம். இல்லையா?
ஆமா, ஆமா.
அன், நல்ல ஒரு குரு இருக்கு, கத்து கொடுக்கறதுக்கு இருக்குன்னா, இன்னும் சிறப்பு.
ஆமா. அது நீங்களாவே இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு 10, 15 குழந்தைங்க இருக்காங்க. அது இன்னும் சிறப்பு!
அ. ஆமா, அது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப அ அவுங்க வந்து இப்ப நான் சொன்ன, அவுங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்கனா, அவுங்களுக்கு. நான் அவுங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிலாம் நான் ஆசைப்பட்டதில்ல. பட், அவுங்களால போக முடியல. ஏனா, ஒரு அந்த அடுத்த கட்டம்னா இன்னும் கஷ்டமா இருக்கும்லையா? அங்க மேல இருக்கிறவங்க சும்மா வந்திருக்க மாட்டாங்க. அவுங்க நல்ல பாடி வந்துருக்காங்க. அவுங்க முன்னாடி நிக்க முடியல, அவுங்க. அது நிற்காது இல்லையா. பட் நம்மளுக்கு ஒரு இடத்தில ஒரு வே அ ஒரு சோகம் என்னனா, இவ்ளோ நம்ம கஷ்டப்பட்டு இதுக்குன்னு நம்ம கும் டைம் அ ஒதுக்கி வச்சு, இதுக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு, இதெல்லாம் பாட் பிராக்டிஸ் பண்ணுறது, மத்த வேலை எல்லாம் ஸ் மாத்தி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஊ மேடை
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. 5000 கிடைக்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும்ல.
ஆ. ஆ, அது தான். அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு. அது யாருக்கும் வரக்கூடாது.
ப் வரக்கூடாது, கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த தோல்வியிலேருந்து நீங்க எடுத்த முகம் பா பாடங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல இந்த இடம் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிங்களா? இல்ல, நீ எது காரணம் ஏதாவது ஒரு இதுலேருந்து கத்துக்கிட்டது என்ன? ஒரு பொறுமை, இல்ல சகிப்பு தன்மை எந்த மாதிரி கத்துக்கிட்டிங்க?
கத் கத்துகிட்டா அது நம் மே அ ஒரு விஷயம் என்னனா, ஆ ம் ஒரு இடத்தில நம்மளுக்கு அங்கீகாரம் இல்ல. இல்ல நம்மளுக்கு வந்து ஆ அதில வந்து வெற்றி அடைய முடியலை அப்படிங்கற வந்துருச்சுனா, அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம ஒன்னுமே இல்லங்கறது கிடையாது.
ஆமா, கண்டிப்பா. அதோட முடிஞ்சு போறதே கெடையாது.
அது நம் ஆமா. நம்மளோட இடம் இல்ல. அது நம்மளோட இடம் இல்ல. அது இல்ல, அது நம்மளுக்கு கெடைக்கலைங்கிறதனால நம்ம ஒரு மாரி "லூசர்ஸ்" அப்படின்னு சொல்லுவோம்ல்லயா, அந்த மாரியும். அது கண்டிப்பா கெடையாது. வ உனக்கு உன்னால முடிஞ்ச ஒரு சில விஷயம் இருக்கு. ம். 4 பேரு தெரியணும்னு அவசியம் இல்ல.
ஆமா. ஆமா. அது கெடையாது. இப்ப ஒரு மேடை கெடைச்சு. ஆமா. ஒரு மேடை கெடைச்சு உங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டதுனால, இப்ப பாருங்களேன், நீங்க எத்தனை பேரை உருவாக்குறீங்க பாருங்க. நீங்களே சொந்தமா ஒரு மேடை அமைச்சு, நீங்களே எத்தனை பேரை உருவாக்குறீங்க பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலே. இ இது ஒரு சந்தோஷம் தானே? இல்ல. இது உ இல்லன்னா உங்களுக்கு வந்து திறம் இந்த திறமை வந்து உங்களுக்கு வந்து இத மறந்துருப்பீங்க.
அதுதான். அது, அது எல்லார்க்கிட்டயும். கண்டிப்பா. ஆமா. நானே பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கப்பறம் தான் பாட்டே பாடுறேன். நான் எ எப்பவுமே பாத்தீங்கன்னா, யாராச்சு "நீ நல்லா பாடுற" அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, இப்ப நான் சின்ன வயசிலேருந்தே "நல்லா பாடுற" அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்குள்ள "ம். ஓ! ஒகே, ஒகே. நான் ஒகே. அவ்வளோல்லாம் இல்ல. ஒரு அளவுக்கு பாடுவேன்." அந்த மாரி தான் நான் எப்பவுமே இருந்துருக்கேன். ஆனா, ஆ இ இப்ப பாத்தீங்கன்னா
சரி. ம். அந்த பணிவு. ம்.
நல்லா ப் நான் நல்லா பாடுறேங்கற மாரி எனக்கே ஒரு தைரியம் வந்துடுச்சு. நான் வந்து ஆமா. நான் நல்லா பாடுவேன் அப்படிங்கற ஒரு இது இருக்கு எனக்கும் மைண்ட்‌ல.
நமக்கு நம்ம ஆமா நமக்கு நம்ம தானங்க. ஆமா. நம்பிக்கையே நமக்கு நம்ம தான் குடுத்துக்கணும். வேற யாரும் குடுக்கணும்னு நமக்கு அவசியமே இல்ல. சரியா. நீங்க ரொம் குடுக்க மாட்டாங்க. ஆமா நம்மள மொதல்ல நம்ம ரசிக்கத் தெரியணும். அதுதான் நமக்கு ம் ம அத நான் நல்லா பாடுறேன், நான் ரொம்ப நல்லா பாடுவேன், அப்படிங்கற நம்பிக்க நமக்கு வந்துட்டாலே போதும் தானே.
நம்பிக்கை நம்ம ஆ நம்மளுக்கு நம்ம, நம்மள தான் சார். யாருமே குடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்ம. அம்மாவ. ஆமா. அது அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்தில இருந்தா அங்க தான் அது அது இருந்தா தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். இல்லைனா இதனால தான் இது இருந்தா தான் நம்ம வந்து நல்லது. இப்ப பாட்டு பாட் பாடல்ங்கறது இல்ல பாட்டுங்கறதும் இல்ல. எந்த விஷயத்திலமா இருந்தாலுமே இப்போ உனக்கு வந்து ஒரு மெடிக்கல் சீட் நீ கிடைக்கல. நீ படிக்கல, நீ வந்து உன்னால நீ படிக்காத படிக்காத ஒரு குழந்தை அப்படிங்கறத நம்ம சொல்லறதில அர்த்தம் இல்ல.
ஆமா. ஆமா. ஆமா. ஆமா.
இல்லையா? உனக்கு த் உன்னோட திறமையில உனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் வேற இருக்கும். இந்த மெடிக்கல் ஃபீல்ட்டோட
கண்டிப்பா, கண்டிப்பா. அத வெளில கொண்டு வரதுக்கு 1 வாய்ப்பு. கண்டிப்பா.
பா அது நம்ம தான் கண்டுபிடிக்கனும். அ எல்லா இடத்திலயும் நம்மள
கண்டிப்பா. கண்டிபிடிக்கணும். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா 1 தோல்விங்கிறது வந்து முடிஞ்சு முடிவு கிடையாது. அது வந்து 1 வாய்ப்பு 1 வாய்ப்புக்காக நெறைய வாய்ப்புகள் வரதுக்காக ஒரு 1 படி அவ்வளோதான், அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு அதாவது நீங்க உங்கள மாரி துவண்டு போகாம இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டிங்க பார்த்தீங்களா, எனக்குன்னு நான் ஒரு மேடை அமைக்கிறேன். எனக்குன்னு ஒரு, என்னைய நம்பி ஒரு 10 குழந்தைங்க வந்து படிச்சுக்கிட்டுருக்காங்க. அவங்கள நான் அடுத்த மேடைக்கு நான் ஏத்துறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட 1 மிகப்பெரிய தோல்வியிலருந்து நீங்க எடுத்த முக்கிய பாடம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு தன்னம்பிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். இத அழகா என்கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துகிட்டிங்க. மிக்க நன்றிங்க.
அதேதான். அது. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது தான் மெயின்‌னா எனக்கு என்ன சொல்லனும்னா, ஒரு இடத்தில நம்ம தோல்வி அடஞ்சோன்னா ம். ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணறதுக்கு நம்ம தான் வரணும் மொதல்ல. வேற யாரும் வர வராங்களோ இல்லையோ எனக்கு நான் இருக்கேங்கறது வந்து நம்ம நம் நம்மளுக்குன்னு சப்போர்ட் பண்ணணும். நம்ம நம்மளே சப்போர்ட் பண்ணணும். இன்னொருத்தரு வரணும், யாராச்சு எனக்கு வந்து என்ன வந்து புஷ் பண்ணணும் ஒரு இடத்தில அப்படிங்கற மாரி நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் இதனால இது முடிஞ்சிடுச்சிங்கற மாரியும் இருக்கக்கூடாது. இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. அது நான் அடையனும் அதில வெற்றி அடையனும். அதில நான் ஏதாச்சு ஒண்ணு பண்ணணுங்கற ஒரு மைண்ட் இருக்கணும் நம்மளுக்குள்ள. அப்படி இருந்தா தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைனா அங்கயே இருப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுனால ரொம்ப, ரொம்ப நன்றி.